அந்த நடைப்பயணம் வந்து, அ மனசுக்குள்ள நெறைய கேள்விகளையும், நெறைய கேள்விகளுக்கு விடைகளையுமே எனக்கு குடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, நம்ம எதுக்காக படிக்கிறோம்? என்ன எது இது இந்த படிப்பு நமக்கு எந்த மாதிரியான அளவுக்கு ஒரு விஷயத்த குடுப்போம்? இல்ல நேத்து வீட்டு பாடத்த முடிச்சோம்மா? இல்ல இன்னக்கி பரீட்சைக்கு ஆ அந்த மாதிரி நெறைய கேள்வி. அதாவது நம்மள நாமளே நாம யாரு? அப்பிடிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், நாம அடுத்து என்ன பண்ணலாம்? அப்பிடிங்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கும் அந்த நேரம் ரொம்பவும் சிறப்பான ஒரு நேரமா இருக்குன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட நடைப்பயணமும் ஒரு தியானமாவே தான் நான் பார்ப்பேங்க. என்னா, இந்த தியானத்தில என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ, அதே மாதிரியான விஷயங்கள். இந்த நடைப்பயணத்திலயும் எனக்கு கெடச்சிருக்கு!
சரிங்க. ஆமா. அடுத்து வாழ்க்கையில என்ன? அந்த மாதிரி எல்லாம் ஒரு பேச்சுக்கள் வரும். ஆமா. ஓ! அப்பிடி சொல்றீங்க, இல்ல. அந்த அளவுக்கு, ஒரு மன அமைதி வந்து உங்களுக்கு கெடைக்கிதுன்னு சொல்றீங்க. இப்போ நெறைய பேர்த்து வந்துட்டு சில பேர் இருக்காங்க. நிஜமாலுமே வந்துட்டு, இந்த தனியா நடக்கிறது வந்து, அவுங்களுக்கு பிடிக்கும். ஒரு அமைதியான ஒரு இடத்தில நடக்கிறது பிடிக்கும். ஆனா, எனக்கு வந்துட்டு இந்த இப்ப இந்த அ ஒரு தெருவுலலாம் போறது இருக்கிற நல்ல ஒரு பிசி ஆன தெருவுல சும்மா வேடிக்க பார்த்துக்கிட்டு எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அந்த மாதிரி போறதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நீங்க வந்து இது 2 துல என்ன? என்ன கேட்டகிரி?
ஆமா. ஆமா. ம்ஹ்ம். ஆமா. ஆமா. ம். சேரி, சேரி. இது 2 த்துலயுமே நமக்கு அந்த வாய்ப்பு எப்பிடி அமையுதோ, அந்த மாதிரி தான்! என்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆ இந்த ரொம்ப அமைதியான இருக்கிற நேரத்துல தான் இந்த மாரி இந்த தியானம் மாதிரியான ஒரு விஷயத்தோட நான் அத ஒத்தி ஒப்பீடு செய்வேன். என்னா, அந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எத பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். யாருமே நம்மள டிஸ்ட்ராக்ட்டும் பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு, நம்ம மன ஓட்டத்தோட நம்மளோட நடைப்பயணமும் போயிட்டே இருக்கும். அ ஒரு சில நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட கல்லூரி தாண்டி கூட, நான் நடந்து போயிருக்கன். அந்த அளவுக்கு ஆழ்ந்த யோசனையோடவே நான் நடப்பேன்னு கூட சொல்லலாம். அது வந்து ஆ ஆமா, அந்த அளவுக்கு நமக்குள்ள நெறைய இருக்கக்கூடிய அந்த மனக்குமறல்கள்லாம் வெளில வரும். ஏன்டா! இந்த காலேஜ் சேர்ந்தோம்? இப்ப பாரு நடந்து போயிட்டு இருக்கோம். காலேஜ் ஃபர்ஸ்ட் பீரியட் மிஸ் பண்ணிட்டோம். ஹோம்வொர்க் பண்ணல, எக்ஸாம் ரிசல்ட் என்ன ஆக போது, இந்த மாதிரி நெறைய, <laughs> ஆ அப்பிடிதான் இருக்கும். லிட்டரல் -ஆ, அதெல்லாம் யோசிச்சுகிட்டே போம்போது, இப்பிடியே போயிட்லாமா திருப்பி நடந்தே வீட்டுக்குன்லாம் கூட தோணும். வேற வழி இல்ல ஆமா. காசு கட்டிட்டாங்க, போய் படிச்சு தான் ஆகணும் அப்பிடின்னு தலையெழுத்தே அப்பிடின்றமாரி தான் போவன். இது ஒரு விதம்! அதே மாதிரி நீங்க ஆ சொன்ன மாதிரி, அந்தநாள் ஒரு நல்லபடியா முடிஞ்சுருச்சு அப்பிடிங்கிறப்போ! அந்த அதே எந்த வழில நான் காலையில நடந்து வந்தோனோ, அதே வழியா தான் இப்ப மறுபடியும் நடந்து போவன். அப்பதான், என் கண்ல நெறைய விஷயங்கள் படும். காலையில இதெல்லாம், இதெல்லாம் நான் பார்த்திருக்கவே மாட்டேன். பரவாயில்லயே! இந்த தெருவுல ரோடு போட்டிருக்காங்களா? ஓ! இந்த கோயில்ல கும்பாபிஷேகமா! அது காலையிலேருந்து நடந்திருக்கும், அதெல்லாம் இப்ப நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அப்பதான்
சரி. ஆ. அய்யயோ! எதோ ஒண்ணு நினைச்சிக்கிட்டு, இல்ல? ஆ. எத்தன அரியர் விழ போது? <laughs> ஆ! எல்லாருக்குமே, வந்து தோணியிருக்கும் போல! <chuckles> ம். ஆ! ஓ! அதான், அதான், ஆமா! வேற எதோ ஒரு பரபரப்புலே போயிருப்போம்.

ஆமா. அந்த காலையில அவசரமா அந்த கல்லூரிக்கு போகணுன்ற ஒரு சூழல்லயே போம்போது, நெறைய விஷயங்கள மறந்துருவோம். ஆனா, அதுவே இந்த சாயந்தரம் நேரங்கள்ல "அப்பா இந்த நாள் நல்லபடியா முடிஞ்சுதுடா சாமி. இதுக்கப்புறம் நாளைக்கு தான். அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்." அப்டின்னு சொல்லிட்டு, "என்னோட நண்பர்கள் யாராச்சும் முன்னாடி நடந்து போறாங்களா? இல்லை பின்னாடி யாராச்சும் என்னோட நண்பர் வந்து, என்னோட வண்டியிலயே கூட்டிட்டு போக வருவாங்களா?" இந்த மாதிரியான யோசனையோட பசிக்கும். சரி எதாச்சும் சாப்பிடுவோம். அ பாக்கெட்ல எவ்ளோ இருக்கு? ரூ. 10 தான் இருக்கு! ரூ. 10க்கு ஆட்டோல போறதோ, இல்லை பஸ் பஸ்ல போறதோ பதிலா, நடந்துட்டே போயிட்டு, ஏதாச்சும் சாப்பிட்டுகிட்டே போனா, பசியாச்சும் ஆறும், அப்டின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கடைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சுருவேன்.
சாமி. ஆமா. ஆ, என்ன சாப்பிடலாம். ஆமாங்க. ஆனா இது ரொம்ப சரியா நீங்க வந்து சொன்னீங்க. காலையில போறப்போ எனக்குமே வந்து, லேபுக்கு நான் கிட்டத்தட்ட, அ அந்த ஒரு ரூ. 80ய மிச்சம் பண்ணணுன்னு சொல்லி, நான் 2, 3 கிலோமீட்டர் கிட்ட நான் நடப்பேன். பர பர பர பரப்புன்னு நடந்துருவேன். நடந்துருவேன், இல்லை பஸ் வந்துதுனா ஏறிப்பேன். கிட்ட போய் எங்கேயாவது எறங்கிப்பேன். அந்த மாரி எல்லாம் வந்து நான் ஏதாவது பண்ணி போவேன். அப்புறம் என் லாப்லயே வேலை செய்கிறவங்க <chuckles> யாராவது வந்தாங்கன்னா. அவுங்க கூட ஃலிப்ட் ஏறி போய் எறங்கிப்பேன். அப்படியெல்லாம் வந்து போய்ட்ருக்கும். ஆனா, சாயங்காலம் வரப்போ, ம் ஒரு 750எம்.எல் ஜூஸ் கடை இருக்கும். ஒரு தர்பூசணி கடை இருக்கும், ஒரு ஆந்திரா பஜ்ஜி கடை இருக்கும். இது எல்லாத்தயும் பாத்துக்கிட்டு, அ சாயங்காலம் என்னோட, இன்னி இப்ப காலையில நான் ரூ. 80 செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நடந்து போவேன். சாயங்கா ஆனா அதுதான் காரணம். ஆனா, கண்டிப்பா நான் சாப்பிடுறதுக்கு ஒரு ரூ. 50 ஆவது செலவு பண்ணிருவேன்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம்! ஓஹோ! ம். ஆமா. ம். சரி. <laughs> சரி, சரி. ஆஹ ம். <laughs> ஆஹ. <laughs> ம். ஆமா. ம். கண்டிப்பா. அதாவது நமக்கு நடந்து போறது உடம்புக்கும் நல்லது. அதே சமயத்தில ஒரு நல்ல உணவு தானே நம்ம சாப்பிடுறோம். என்னதான் அது ஒரு எண்ணெய் பதார்த்தமா இருந்தாலும், அந்த வயசுக்கு அது ஒண்ணும் அவ்ளோ கெடுதலான ஒரு உணவு கிடையாதுல்ல! ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான் நான் நெனைக்கிறேன்.
ஆமா. நான் அதிகமா பழம் வாங்குவேன். எனக்கு தர்பூசணி அங்க வித்துட்ருப்பாங்க. அது வேற ஒரு கரெக்ட்டா ஒரு, ஃபிப்ரவரிலருந்து, மே வரையா! நல்ல பெரிய பெரிய தர்பூசணி. தினமும் போயி ஒரு கப்பு தர்பூசணி சாப்பிட்டு தான், நான் வந்துட்டுட்டு விடுதிக்கே வந்து போவேன்.
ம்ஹ்ம். ஓஹோ! ம். சரி, சரி. <laughs> சிறப்பு, சிறப்பு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி தான் இப்போ, எனக்குமே வந்து இந்த நடைப்பயணம் செய்யும்போது, அ எதாச்சும் சாப்பிடணும், பசிக்கணுன்ற மாரி தோணுறப்பலாம், நானும் பெரும்பாலும் இந்த வாழைப்பழத்துக்கிட்ட தான் போவேன். ஏன்னா, அத சாப்ட்டா தான் கொஞ்சம் வயிறுக்கு ரொம்பவும் அ நெ திருப்தியா இருக்கும். நம்ம, நான் வீட்டுக்கு போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதுவரைக்கும் அந்த வயித்த போட்டுட்டு, தாங்க முடியாது. எதனா, வேறு எதனா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பத்தாது. அந்த காசுக்கு. அதனால அந்த மாதிரி தான். இத்தனைக்கும் ஒரு ரூ. 10 ரூ. 20 தான். இருந்தாலும் அத மிச்சம் பண்ணி எடுத்துட்டு போய் எதாச்சும் வயித்துக்கு சாப்பிடதுனா, சாப்ட மாட்டோமா! அப்டிங்கிற மாரி தான் இருக்கும். அந்த அந்த காலத்தில, அந்த சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு எனக்கு.
ஆ. கரெக்ட்டு தான். ஆமாங்க. இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாரி இப்போ திருப்பி வந்துட்டு இப்ப வந்து நீங்க வந்து ஒரு நல்ல நெலமையில இருக்கீங்க. எங்கேயாவது கடைக்கெல்லாம் நடந்து போறப்ப இப்ப உங்களால நெனச்சதெல்லாம் வாங்க முடியும். இப்போ உங்களோட உங்களோட தாட்ஸ் எப்டி இருக்கு?
ஆமா. ஆமா.